கண்டிப்பாங்க. இப்ப இந்த குடும்ப வேலைகள்லயே வந்து இப்ப மாமியார் இந்தமாரி இருக்க வீட்ல வந்து அவுங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சி ஒரு <chuckles> சில மாமியார் பண் நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு சிலவங்க வந்து மேலும், மேலும் வந்து வேலைகள் கொடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து இனி மேற்கொண்டு அந்த ம ஆல்ரெடி நம்ம வந்து சோர்வுல இருக்கோம். உடல்நிலை சரியில்ல. அப்ப மேலும் மேலும் அவுங்க இது கொடுத்தா நம்மள புரிஞ்சுக்காம, அப்போ ரொம்பவே இன்னும் நம்மளுக்கு கஷ்டமாகும். அந்த மனநிலை வேறு ஒரு இதில இருக்குங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ம்ஹா! ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆ ஆஹா! ஆமாங்க. ஆ என்னோட தோழிக்கு அந்தமாரி நடந்திருக்குதுங்க. என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா ஆ, நல்லா இருக்கும்போதெல்லாம் <chuckles> வந்து வேல குடுக்க மாட்டாங்களாமா! ஆ நமக்கு எப்பாவாது வந்து ரொம்ப சோர்வா இருக்கு அப்பிடிங்கம்போதான், அத செய்! இத செய்! அத அவங்க எ எப்பமே அப்பிடிதான் சொல்லிட்டு இருக்காங்களா! இல்ல அந்தன்னிக்கு தான் சொல்றாங்களாங்கிறமாரி <chuckles> நமக்கு தோண ஆரம்பிச்சிரும் அப்பிடின்னு என் தோழி சொல்லிட்டே இருப்பா! ஆ.
பாவந்தாங்க. அப்பிடி ஒரு சூழ்நிலை இருக்கிற பெண்கள்லாம் ரொம்பவே கஷ்டம். ஒரு மாதவிடாய் நேரங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க.
ரொம்ப கஷ்டங்க. ஆ, அதே தாங்க. அதுவும் இல்லாம அந்த நாள்ல தான் வந்துட்டு ஆ எல்லாத்தையும் சுத்தமா வைக்கணும். எல்லாத்தையும் வளிச்சு எடுக்கணும். <chuckles> வெளிய அப்பிடிங்கிற மாதிரிலாம் அ சொல்லும்போது, நான் சொல்லிட்டேன் உனக்கு தான் உடம்பு சரியில்லையில. அ நீ பாட்டுக்கு போயிட்டு உன்னோட ரூம்ல வந்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிரு! எந்த வேலையும் செய்ய வேண்டாம்.
ம். ம்.
அதுக்கப்புறம் வந்து தானா பழகிடும். அ அதனால கொஞ்சம் முதல் தடவ தான் வந்துட்டு அந்த கதவ தட்டுறது என்னதான் பண்ணிட்டு இருக்க! <chuckles> இன்னுமா தூங்குற! அப்பிடில்லாம் கேட்பாங்களாமா! ஆ, அப்பிடி இருக்கும் போது ஆமாங்க அதெல்லாம் ரொம்ப ஆ, அ அது ஒரு ஒரு தடவ அவ செய்யும்போது வந்துட்டு, அ தட்டுனாலும் இப்ப தூங்கிக்கிட்டு இருந்தா தட்னா நம்ம எழுந்திருப்போமா! மாட்டோமா! ஆ, அனா நான் என்ன சொல்லிட்டேன், தூங்கினா எனக்கு காது கேட்காத தட்னாலும் சொல்லிரு. அவ்ளதாங்க. அ நீ எதுக்குப் போய் கதவ திறக்குற! அப்பிடின்னு சொல்லிட்டு, அ அதுக்கப்பறம் என்ன
ஓ! பாவந்தாங்க. ம் எப்பிடி சமாளிப்பாங்களாம்! ஆமாங்க. <laughs> அவ்வளதான் முடிஞ்சிருச்சு அவுங்களும் இந்தமாரி ஆ, ஆமா. அவுங்களும் இப்பிடி நடந்தா நம்மளும் இப்பிடிதான் நடந்துக்கணும் அப்ப <chuckles>
ஆமாங்க. அவ்ளோதான். ஏனா உடல் சோர்வா இருக்கு நான் செய்யுற வேலைய செஞ்சிட்டுதானவரோம். அதுக்காகவந்து நான் செய்யவேணான்னு சொல்ல கெடயாது, சமயல் செஞ்சி வச்சிற்ரோம் அ ஆனா, அந்த பத்தரங்கள கூட நம்ம இ சயந்தரமா கழுவிக்கலாம் அ வீட்ட கூட நாளைக்கி தொடச்சுக்கலாம். ஆ இன்னிக்கி என்ன வேலை செய்யணுமோ! அத மட்டும் செஞ்சுட்டு, அ அவுங்களுக்கு வந்து அவுங்குளுக்கு தேவையானத நம்ம செஞ்சு வச்சிட்டு தான வர்றோம் அப்பிடிங்கம்போது, ஆ,
ம் ம். ஆ, அதான். ம். கண்டிப்பாங்க. ஆ. நம்மள உடல இவுங்க நல்லாயிருந்தா தான் மத்த வேலையும் பார்க்கவும் முடியும். அப்புடியுமே வந்து
ஆமாங்க. அ இப்ப நான் ஒரு ஆ ஒரு 20 நிமிஷம் தூங்கி எந்திருச்சு வந்தோம்ன்னா, மறுபடியும் வந்து நம்ம எல்லா வேலையும் தாராளமா செய்வோம். ஆ ஆனா செஞ்சிட்டு போய் தூங்கு செஞ்சிட்டு போய் தூங்குன்னா, எப்பிடிதான் அத செய்யுறது? <chuckles>
ஆ ஒரு பெண்ண வந்துட்டு அவுங்களே இப்பிடி பேசினா என்னது? இவுங்கலாம் பேசி என்னைய கேட்டா <chuckles>
கண்டிப்பாங்க. அதே தாங்க. அதனால என்ன பண்ணிருவாப்பிடி, அப்பிடின்னா, நான் சொல்லிட்டேன். போய் நீ ரூம்ல போய் படுத்து தூங்கு அப்பிடின்ற தூங்குறக்கே விட்றதில்ல. அதுவும் ஆ லாக் எல்லாம் போடக்கூடாதாமா! <laughs>
ம். ம். அவ்ளோதான்.

ஐயையோ! இது என்னங்க சொந்த வீட்லயே லாக் போடாம என்ன தொறந்து வச்சுகிட்டோம்னு,
ஆ. ஆமாங்க. <chuckles> அப்பிடி இருக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்பிடின்னா, "நீ லாக் போடு. ஏன் சொன்னா எதுக்கு கேட்கணுனு என்ன இருக்குது? என் வீடு." அப்பிடின்னு சொல்லு. <chuckles> ஆ, அது ஒண்ணே ஒரே ஒரு வார்த்த தாங்க. அ என்ன உங்க வீடுமாரி லாக் போட்றியான்னு கேட்டா, "ஆமா. என் வீடு இது." அப்பிடின்னு சொல்லு, அப்பிடின்னு சொன்னேன்.
அதானே! ம். அவ்ளோதான். அவ்வளோ தாங்க. உங்க தைரியத்த வந்து நீங்க வந் தாங்க உங்க தோழிக்கிட்ட கொடுத்துருங்க அவ்ளோதான். நீங்க நல்லா தைரியமா பேசுகிறீங்க.
ஆ. ஆமாங்க. <laughs> ஆ, இல்லேங்க. இங்க தான் வாய் பேசுவோம். அங்க போனா அமைதியா தான் இருப்போம்.
அ ம். ஆ, நம்ம ஒரு இது மாரி, வந்து அமைதியா இருக்க, இருக்கதாங்க நம்மளுக்கு ரொம்பவே இதா இருக்கு. ரொம்பவே கஷ்டமா இருக்கு.
அதே தாங்க. ஆனா, அவ நான் சொல்றத கேட்டு செய்யும்போது பரவாயில்லங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ம். ஏன்னா, எங்கேயுமே வந்துட்டு எங்க வந்து அந்த ஈகோ வரும் அப்டீனா என் வீடுன்னு சொல்லிட்டம்ன்னா பிரச்சனை வந்துரும். ஆ, நம்ம அத வ சொல்லாம அத அத வச்சு தானே நம்மள இத்தன நாள் வந்து அ "உன் வீடா இது?" அப்பிடின்னு கேட்கும்போது இல்ல, இல்லேன்னு சொன்னங்காட்டி தானே, நீங்க இத்தன வேல வாங்குனீங்க. அ "ஆமா, இது என் வீடு." அப்பிடின்னு சொல்லிட்டம்ன்னா அந்த பக்கம் ஆஃப் ஆயிருவாங்க. <chuckles>
ம். முன்னேறிட்டாங்களா? <chuckles> ஆமா. ம். கண்டிப்பாங்க. அவ்ளதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்பறம் அவுங்களால என்ன பேச முடியும்? என்ன பையன்ட்ட கொஞ்சம் தூண்டி விடுவாங்க. <chuckles> சமாளிக்கிறது நம்ம வேல. ஆமா. அவ்ளதான். ம், <chuckles> அதேதாங்க. இப்ப நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னோட மன சோர்வா இருந்துச்சுனா, நான் அத எப்பிடில்லாம் கையாளுவேன்? ஓய்வு எடுப்பேன், இல்லாட்டி செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் முடிப்பேன். எனக்கு வந்து என்னோட உடல்நிலை ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் வந்து ஓய்வு எடுக்க தான் செய்வேன்றமாரி ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க தோழிக்கு நடந்த அந்த செயலும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்குமே அவுங்களுக்குமே வந்து நீங்க ரொம்ப ஊக்குவிக்கிறமாரி நடந்துக்கிறதுமே, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி!
ஆமா. ஆ. அதே தாங்க. அத நம்ப மாட்டீங்களா? எவ்வளவோ பாத்துட்டோம். இத பாக்க மாட்டமா, அப்பிடின்ட்டு. <chuckles> அ. ஆஹ.

ரொம்பவே சரியா சொன்னீங்க. இதே வந்து நம்மளோட வேலை வேலையில இருக்கும் பாருங்க. அலுவலகம் வேலை நம்ம போவோம்ல. இந்த வேலை சம்மந்தப்பட்டமான ஒரு மன அழுத்தம்லாம் வந்தா, நம்பளால தாங்கவே முடியாது, அந்த தருணத்தில. ஏன்னா வந்து, அப்போதான் நம்ம உயர உயரதிகாரி வந்து, "ஏன் இந்த வேலைய முடிக்கல?" அப்படின்னு நம்மள ரொம்ப போட்டு ப்ரஷர்ரா இருக்கும். அது ரொம்பவே தாங்க முடியாது. அந்த ஒரு வெளியில போய் நம்ம வேலை பாக்குற அந்த தருணம் பத்தி சொல்ல முடியுமா?
ஆமாங்க. ஆஹா. ஆமாங்க. ஆமாங்க. ஆ. அந்த மாரி தருணங்கள்ல, நான் என்ன வந்து கடைபிடிக்க சொல்லுவேன் அப்படின்னா, ஆ ரொம்ப வந்து மன அழுத்தமா இருக்குது அப்படிங்கும் போது. ஆ. நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னா ஒரு 5 நிமிசம் அ போய் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு வர்றது. இல்ல வெளிய போய் வேற ஏதாவது பாத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே வந்துட்டு, கொஞ்சம் வந்து மன அழுத்தம் குறையும். ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம்? அ ஐயயோ! இந்த வேலைய முடிச்சாகனும்னு சொல்லிட்டு அந்த டெஸ்க் ல உக்காந்துட்டு அந்த அதையவே செஞ்சிட்டே இருக்கிறதா அதப் பத்தியே யோசிட்டே இருப்போம். அ மறுபடி மறுபடி அது தப்பாவே போய்ட்டு இருக்கும். <chuckles> ஆ. ஏனா, ஏற்கனவே தப்பா பண்ணனோன்னு தான் அவரு திட்டிட்ருப்பாரு. ஆ. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆ.
ஆமாங்க. கண்டிப்பா. <chuckles> அதுதான் இன்னமும் நம்ப ம். ஆமா. ஏன்னா அதையே யோசிச்சு யோசிச்சு அந்த ஒரு மனநிலையே இருந்து, நம்பளுக்கும் பயந்து, ஒரு கோபம் ஏற்பட்டு, இப்டி தப்பா தான் போய் முடியும்.
அதே தாங்க. ஆமாங்க. அதனால தான் நம்ம தோழிகள் எல்லாம் சொல்லுவாங்க, "வா போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம்" அப்படின்னு கூப்டுவாங்க. அதனால, <chuckles> அ அந் அந்த நேரத்தில அந்த ம் எடத்த விட்டு மொதல்ல எந்திரிச்சு போயிறணுங்க. அதுதான் 1 படியா இருக்கணும்.
<laughs> ஆமாங்க. ஆமாங்க. ம். சரியாவே சொன்னீங்க.
அ. 2வது அதான் நீங்க சொன்ன மாதி அதான் அந்த உடல் சோர்வும் அப்படித்தாங்க, உடம்பு சரியில்லைனா கண்டிப்பா வந்து அ அ அலுவலகத்தில ஏதோ ஒண்ணு சொல்லியாது லீவ் போட்றணுங்க. அ. ஏன்னா, போய் நம்ம அங்க தப்பா தான் செய்யப் போறோம். அத திட்டு தான் வாங்க போறோம் அப்படிங்கிறதனால, போகாம இருக்கறது எவ்வளவோ நல்லதுன்னு கேட்டா.
ம். <laughs>